வேணுமா?
வேணுங்க சொல்லுங்கங்கப்பா, பாதியோட நீப்பாட்டுறீங்க என்னதுதான் அத பாட்டுக்குள்ள கதைய நீங்க அப்படியே எடுத்துட்டு வரீங்களா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆர்வமா தான் இருக்கு.
<laughs> <laughs> நானுனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, அங்க போய் நின்னுச்சுங்க.
ஓ! சூப்பர், சூப்பர்ங்க. நீங்க பாடும்போதே தெரியுது, உங்களோட காதல் எப்படி இருந்திருக்கும்? அப்படின்ற மாரி.
ஆ. ஆ, இருந்திருக்கும் இல்ல, இன்னமும் இருக்கு, என்னைக்கும் இருக்கு. எத்தனை ஜென்மமானாலும் இருக்கணும்னு, நான் எல்ல வல்ல இறைவனை வேண்டிகிறேன் இப்போ, நன்றிங்க.
<laughs> நானும் வேண்டிக்கிறேங்க. நீங்க நல்லபடியா உங்க காதல் எப்பயுமே தொடர்ந்துட்டே இருக்கு. அதாவது 1% கூட குறையாம, நீங்க 100க்கு 100 அப்படியே போயிட்டுருப்பீங்க. நல்லபடியா சந்தோஷமா இருப்பீங்கன்னா, நான் வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பா.
ஆ, சந்தோஷங்க. நன்றிங்க. ஆ, அப்போ அந்த பாட்டு வந்து எங்களுக்கு வந்து, அவருக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு பாடல், எனக்கும் புடிச்ச பாடல், நெனைக்கிறேன். அத அ மீன் அந்த நேரத்தல என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்து வீட்ல ஒரு அந்த ஒரு வாலிபர் அந்த பாட்ட வந்து போட்டு, அத சவுண்டா வெச்சுட்டாரு ஹோம் தியேட்டர்ல. ஆ, அப்ப எங்க என்னோடைய சூழ்நிலைக்கு, காதலோட சூழ்நிலைக்கு அது நல்ல ஒரு ஆ, அதுக்கு ஆமா, அது நாங்க 2 பேரும் கை கை பிடிச்சுட்டே, கொஞ்சம் நேரம் நடந்தம் கை கோரத்து நடந்தம் விஷயங்கன்னு ஞாபகங்கள்லாம் இன்னைக்கும் எனக்கு வருங்க அத நினைக்கும்போது.
ஆ, செரிங்க. ஓ! சேரிங்க, செரிங்க. ஆ. <laughs> எதமான ஒரு பாட்டெல்லாம் இருந்துருச்சு உங்களுக்கு. <laughs> ஆ. ஓ! பாத்தீங்க. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள்ல்ல?
ஆமாங்க. அதெல்லாம் க எததாவது இன்னும் சொல்லப்போனா, என் வீட்டுக்கார்லாம் வந்து காலையில இன்னைக்குமே வந்து இதுக்கு கிளம்புனாருன்னா, ஆபீஸ் கிளம்புனாருன்னா, அவருடைய அந்த உடைகள் தேர்வுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாரி நான் வந்து ரஸ்சது, நான் ஐயோ! நானே, நானே யோசிப்பேன். "ஏன் டி இப்படி கண்ணு வைக்கிற?" அப்டின்னு கேப்பேன். அவரு போகும்போது, என்னோட பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு கேக்கும். ஸ்டைல ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், இது ஸ்டைலு கேத்த மைலு நான் மட்டும் தான்னு பாடிப்பேன்.
கண்டிப்பா, கண்டிப் ஆ. செரிங்க, செரி. பாத்தீங்களா. ஓ, அதுல வேற டிவிஸ்ட் வெக்கிறீங்க நீங்க.
ஆமாம். பின்ன எல்லாரு இருந்து நான் தான் சொன்னேன்னா, நான் மட்டும் தான் சொல்ல வேண்டாமா? நெறைய மைலு, லைன்ல இருக்குதுல்ல.
கண்டிப்பா. அச்சச்சோ! என்னங்க? ஆ, அதாவது, நீங்க வந்து பாடலே முழுகி நெறைய பாடலுக்கு மேல, பாடல ஓட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ம். <chuckles>
<laughs> அப்போ. ம். எனக்கு இசை இல்லாம வாழ்க்கை இல்லைங்க. எப்படி வந்து நம்முடைய இதய துடிப்பு முக்கியமோ, அதே மாரி எனக்கு, இசை என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க.
கண்டிப்பா, கண்டிப் அதாவது, ரொம்பவே நல்லா புரியுது. ஏன்னா, நீங்க இந்த ஒரு பாட்ட பாடும்போது, ஒரு பாடல் நம்மலாம் கொஞ்சம் இதா இருக்கோ, நம்பளுக்கு தெரியல. இல்ல, ஒரு தயக்கமோ இருக்கும். நீங்க அழகா பாடுறீங்க அதுதான் உண்மை.
இறைவனுக்கு நன்றி. அதல, ஆனா ஒண்ணு. அதுல நம்ம பழைய பாடல்கள் நம்ம நெறைய யோசிச்சு பாக்கணும். அந்த பழ அதாவது, இந்த பழைய பாடல்கள எடுக்கும்போது, <sniffs> என்னோட அப்பாவ பாக்கும்போது, எனக்கு ரொம்ப ஆ, கஷ்டமா இருக்கும் சிலப்போ.